இப்போ அலமாரிகள்ன்னு சொல்ற அந்தப் பீரோல் ஆகட்டும். இல்ல வந்து துணி வைக்கக்கூடிய வார்ட்ரோப்ன்னு சொல்லக்கூடிய அ அலமாரிகள் ஆகட்டும். அதுல வந்து நீங்க வந்து எப்பயுமே வந்து துணி எப்படி சீரா அமைச்சு வ மடிச்சு வச்சிருப்பீங்களா? இல்ல எந்த மாரி பயன்படுத்துறீங்க? அதைப் பத்தின ஒரு தகவல்கள் எனக்குச் சொல்ல முடியுமா?
ம் ஆ கண்டிப்பாங்க. அதாவது அலமாரின் பொதுவா பார்த்தீங்கன்னா நம்ம துணி அப்புறம் வந்து துணிதான் மெயின்னா அடுக்குறது வந்து பண்ணுவோம். அது பார்த்தீங்கன்னா மொதல்ல நான் சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் வந்து பள்ளிக்கூடம் ஆகட்டும், கல்லூரி அந்த மாரி நேரத்துல இருக்கும் போதெல்லாம், எங்க பாட்டி காலத்துல இருந்து இருக்கிற இரும்பு அலமாரிகள் அதாவது பீரோன்னு சொல்றாங்கள்ல, அந்த மாரிதான் நெறைய இருக்கும். ஆ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா அ உள்ள வந்து துணி எல்லாம் வச்சுக்கிறது. அது போக நகைகள், பணங்கள் இந்த மாரி ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட் இந்த மாரில்லாம் அதுக்குள்ளேயே ஒரு லாக்கர் மாரி 1 இருக்கும். அந்த அளவுக்கு வச்சு அதை 1 பூட்டு போட்டு அப்புறம் திரும்ப பீரோவையும் பூட்டு போட்டு, அந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பான ஒரு விஷயமா வச்சிருப்பாங்க. அப்படித்தான் நான் பார்த்திருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா. அ.
ஆமா. ஆமாம்மா. கண்டிப்பா. ஆமா. நீங்க சொல்ற மாதிரி அந்த அலமாரிகள்ல வந்து இந்த ஃபைல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்மளோட தேவையான ஒரு டாக்குமெண்ட்ட இருக்கலாம். அதை வைக்கிறதுக்குமே அந்த இரும்பாலமாரி ஒரு கம்பார்ட்மென்ட் மாரி கீழே ஃபைல்ஸ் வைக்கிறதுக்கு. பாத்திருக்கீங்களா?
ம். ஆமாம்மா ஆமா. ஆ பயன்படுத்திருக்கேன். அதாவது ஒரு துணியோட அலமாரி அப்படியே தூக்குனா அடியில ஒரு எடம் மாரி இருக்கும். ஆமாம்மா ஆமா. இந்த மாரியெல்லாம் இருந்தது ஆரம்பத்துல. அப்பப் பார்த்தீங்கன்னா அலமாரி அப்படின்னா வந்து ஒரு பாதுகாப்பான இருக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். அதாவது பொக்கிஷம் மாரி வச்சு வச்சு பத்திரமா பாத்துக்கணும். அந்தப் பூட்டை எல்லாம் போட்டு அ சே சேலையில வந்து வச்சிருப்பாங்க. இல்லைன்னா அதைத் தூக்கி இன்னொரு இதுல போட்டு வச்சிருப்பாங்க. அந்த மாரி இருக்கும். அப்புறம் வளர்ந்து வந்தக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலமாரிங்கறது இந்த மாரி <tsk> முக்கியமான விஷயங்கள வைக்கிறதைத் தாண்டி துணி வைக்கிறது. அப்புறம் வந்து நம்ம போட்ட துணி எல்லாம் வந்து இந்த ஹேங்கர் மாரி சொல்லுவாங்கல்லைங்களா, அந்த மாரி மாட்டி தொங்க விடுறது கொஞ்சம் காய வைக்குறக்கு. அந்த மாதிரி மாறிடுச்சு. அப்புறம் அந்தக் கண்ணா அந்த அலமாரியிலேயே சேர்த்து கண்ணாடி அப்புறம் வந்து நம்ம மேக்கப் போடுறதுக்கு இந்த ஒரு சின்ன ஒரு எடம் அந்த மாரில்லாம் இப்ப மாறிப்போச்சு.
அதெல்லாம் பயன்படுத்திருக்கீங்களா? ஆ அதுதான். நிச்சயமா. ம். ஆமாம்மா. நிச்சயமா, நிச்சயமா. இது போகப் பார்த்தீங்கன்னா அ முன்னாடி உள்ள நீங்க சொன்ன பீரோ அப்படிங்கற அலமாரியில வந்துட்டு ஒரு சின்ன லாக்கர் இருக்கும்னு சொன்னீங்க இல்ல. <chuckles> அந்த லாக்கர்ல்லாம் வந்து நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்மள தொடவே விடமாட்டாங்க. அதுல ஏதோ பொக்கிஷம் இருக்கப்போற மாதிரி. அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா? அத வந்து உங்க வீட்லயும் இப்படித்தான் பண்ணுவாங்களா? அத தொடக் கூடாது அ அது அப்படிங்கற மாரி பண்ணுவாங்களா?
ம். ஆமா <chuckles> ஆமாம்மா. அ. ஆமாங்க கண்டிப்பா. அதாவது ஒரு முக்கியமான ஒரு பீரோ இருக்கும். எங்க பாட்டி வச்சிருப்பாங்க. அதுல பார்த்தீங்கன்னா யாரையும் தொறக்கவே விடமாட்டாங்க. அப்படியே என்னவோ ரொம்ப ரகசியத்தை காத்து வைக்கிற மாரி அப்படியே அமைதியா போய் தேடிப் பார்த்து அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் போய் எட்டிப்பாக்கும்போது என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னா, "ஒண்ணும் இல்ல. நீங்க இதல்லாம் சின்னக் குழந்தைங்கல்லாம் இந்த மாரி வெளையாடக் கூடாது" அப்படின்றுவாங்க. மெயின்னா <tsk> என்ன
சரி. <chuckles> நிச்சய அந்த அந்த அலம் அந்த அந்த அந்த பர்சனல் ஸ்பேஸ் அந்த அந்த பீரோல்ல அந்த லாக்கர் வந்து என்னென்ன வச்சிருந்தாங்க அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு இது இருக்கா? என்னென்ன வச்சிருப்பாங்க? அது ஏன் பார்க்கக் கூடாதுன்னு சொல்றாங்க அப்படிங்கற மாரி.
ம். அ. <chuckles> அ எப்பயும் பார்த்தீங்கன்னா நகைகளாகட்டும், அ அப்புறம் வந்து முக்கியமான ஏதாவது பணம்லாம் பார்த்தீங்கன்னா, மொதல்லெல்லாம் காசு அ கட்டு அந்த மாதிரிதான் வச்சிருப்பாங்க. இப்ப தான் எல்லாம் ஃபோன்லயே வந்துருச்சு. அப்பல்லாம் சேமிச்சு வைக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா, அங்க தான் அதெல்லாம் வச்சிருப்பாங்க. இந்தக் காலத்துல எல்லாம் தங்க நகை பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க்ல கொண்டு போய் வச்சிர்றோம். இந்த மாதிரி நெறைய நடக்குது இல்லையா? அதனால பத்திரமா இருக்கணுங்குறதுக்காகதான் குழந்தைகளை வந்து விடுறது இல்ல.
நிச்சயமா. நிச்சயமா, நிச்சயமா. சரியா சொன்னீங்க.
ம், அப்போ அது போகப் பாத்தீங்கன்னா, இந்தப் பழைய அதாவது ரொம்ப பட்டுப்புடவைகள், அ ரொம்ப புது புடவைகள் அப்பிடின்னு நறைய என்னென்னமோ வச்சிருப்பாங்க. அப்புறம் யாராவது வந்து எதாவது பரிசு எல்லாம் கொடுத்தாங்கன்னா, இந்த வெள்ளிச் சாமானோ! ஆ, அந்த மாதிரி எல்லாம் கூடச் சேர்த்து வச்சிட்டு இருப்பாங்க. அந்தக் கால அ முதல்ல அப்பிடி எங்க பாட்டி அவுங்கள்லாம் வந்து அந்தமாரி இருக்கும். இப்ப தான் அப்பிடியே, அப்பிடியே மாறியே போச்சு நம்ம காலத்துல.
நிச்சயமா, நிச்சயமா. அது வந்து முன்னாடி வந்து வெள்ளிச் சாமான்கள் வந்து இதுக்காகவே வந்து வாங்குவாங்க. ஒரு இடத்துல இருந்து அ என்னோட அம்மாலாம் வந்து இந்தச் சாவி கொத்துன்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த இடுப்புல மாட்டுவாங்க இல்லயா! அந்தக் கொத்து அதெல்லாம் வச்சு நான் பாத்திருக்கேன்.
ம். அ ஆமாங்க, ஆமாமா. <chuckles> ஆமா, ஆமாமா, உண்மைதாங்க. அதாவது சீதனமா குடுக்கற 3/4 விஷயம் எல்லாம் அப்பிடி வச்சிருப்பாங்க.
ஆ, அப்புறம் வந்து இந்த கண்டிப்பா, கண்டிப்பா. அலமாரின்னு சொல்லும்போது அ இப்ப கல்லூரி படிப்போ, இல்ல பள்ளிப்படிப்போ படிக்கும்போது இந்த புக் வைக்கறதுக்காக ஒரு சின்னமா அலமாரி வந்து நம்ம வந்து பயன்படுத்துவோம் இல்லயா! அந்த மாதிரி அலமாரிகள் பயன்படுத்தி இருக்கீங்களா? அது வந்து நம்ம தள்ளிக்கலாம். அது வந்து மூவ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா அது வந்து ரொம்ப சுலபமான ஒரு அலமாரியா இருக்கும் அது.
அ. ம். ஆமாமா. ம். ஆ, ஆமாங்க, கண்டிப்பா, அதாவது அ புத்தகம் ஆகட்டும், அது வந்து நாங்க அ ஹால்ல வச்சிருப்போம். புத்தகம் ஆகட்டும், இல்ல வந்து எதாவது ஒரு சின்ன இப்ப ஃபோன் சார்ஜ் போடுறத வைக்கிறதாகட்டும், இந்தமாரி சின்ன, சின்ன விஷயங்கள் அங்கங்க கீழ கிடக்கிறத பொறிக்கி வைக்கிறதுக்குன்னு எல்லாம் கலந்த கலவையா தனியா புதுவான ஒரு அலமாரிமாரி ஹால்லயும் 1 வச்சிருப்போம். அதுல இந்தப் புத்தகம், அப்புறம் சின்ன வ குழந்தைங்க விளையாடுற பொம்மை எல்லாம் தூக்கி அங்க தான் வந்து அடுக்கிட்டு இருப்பாங்க. அந்தமாரி இருக்கும்.
நிச்சியமா, நிச்சியமா. இது போகப் பாத்தீங்கன்னா அந்தக் கிச்சன் அலமாரிகள்னு சொல்லுவாங்கல்ல. அதுல எந்த மாதிரி நீங்கப் பொருட்களலாம் அடுக்கிருப்பீங்க. அந்த அந்த அலமாரியை எந்த விதமா பயன்படுத்துறீங்க. ஒரு சிலருக்கு வந்து அந்த அலமாரி வந்து அ லாக் ஓட இருக்கும். அதாவது கதவோட இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து அந்தக் கதவு இல்லாம இருக்கும். அந்த மாதிரி இது உங்க வீட்ல எப்டி இருக்கு? அத நீங்க எப்டி பயன்படுத்துறீங்க?
ஆமா. ம். ம். அ என் வீட்ல இப்ப பாத்தீங்கன்னா, வந்து எல்லாமே இந்தக் கதவு மூடுற மாரி தான். <tsk> அதாவது வந்து எப்டி பண்ணிட்டோன்னா, அம் ரூம்ல அதாவது நம்ம தூங்குற அறையிலயும் சரி, கிச்சன்லயும் சரி, அப்புறம் ஹால்ல வந்து இருக்கற அலமாரிகள் எல்லாமே ஒரே மாரி இருக்குற மாரி செஞ்சு வச்சிட்டோம். <tsk> அப்பப் பாக்கவும் அழகா இருக்கும் இல்லீங்களா? அதனால அந்த மாரி பண்ணிட்டோம். அதுல பாத்தீங்கன்னா நல்லா கதவு போட்டு மூடுற மாரியும் இருக்கும். அப்புறம் வந்து நடுல இந்த கிச்சன்லலாம் பாத்தீங்கன்னா இந்தச் சாமான்கள்லாம் அடுக்கறதுக்குன்னே ஒரு வ கம்பி மாரி போட்டு வச்சிருப்பாங்க. அந்த மாரி இருக்கும் அந்த அடுக்குற இடத்துலலாம். அப்டி வந்து மாத்திட்டோம்.
நிச்சியமா, நிச்சியமா அது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னுக் கேட்டா கிச்சன் அலமாரிகளப் பொறுத்த அளவுக்கும் நம்ம வந்து ஒரு அடுக்கா அடுக்கா வச்சிருக்கோம் அப்டின்னு கேட்டோம்னா அது வந்து அ ஒரு சிலர் வந்து அத அடுக்கி வச்சிருப்பாங்க. எப்பையுமே வந்து அத அடுக்குன விதமா அப்டியே இருக்கணும் அப்டின்னு நெனைப்பாங்க. அந்த மாதிரி நீங்க நெனைச்சுப்பீங்களா? எப்பையுமே வந்து அது ஒரு அடுக்காவே இருக்கணும்னு நெனைப்பீங்களா?
ம். ம். ஆமா. ம், ஆமாமா. ஆ ஆமாங்க. அது முதல்ல வந்து என்ன ஆச்சுன்னா ஒரு கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி ஒவ்வொரு இடத்திலயும் ஒவ்வொரு சைஸ்ல இருக்கும். ஒழுங்கா அடுக்க முடியாது. அப்புறம் வருடம் ஆவ ஆவ ஆட்கள் வீட்ல ஜாஸ்தியா ஆக ஆக வந்து இடம் பத்தாம போயிடுச்சு. அதனால என்ன பண்ணோம், சரி எல்லாத்தையும் வந்து அ போட்டுட்டு நம்ம புதுசா வந்து சுவரோட நல்லா அடிச்ச மாரி வச்சுக்கலாம். தனித்தனியா ஒவ்வொரு இத வந்து நகர்த்தி நகர்த்தி வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரே அடியா ஒரே மாரி இருக்கணும், சீரா இருக்கணும், அழகாவும் இருக்கணும்னு அடுக்கிட்டோம். ஏன்னா இப்ப சமையல் அறையில பாத்தீங்கன்னா அந்தச் சின்ன அதாவது பிளேட் எல்லாம் வைக்கிறதுல இருந்தோ தட்டும் வைக்கிறது, கப் வைக்கிறது இந்த மாரி எல்லாத்துக்குமே ஒவ்வொரு இடம் மாரி ஒதுக்கிட்டோம். அதனால வந்து எந்த எடுத்தாலும் அந்த இடத்துக்குப் போயிருவோம் அப்டிங்க மாரி சீரா, அழகா இருக்கும்.
நிச்சியமா. ஓ நல்லது, நல்லதுங்க. ஓ நல்லது, நல்லதுங்க. இப்போ நீங்கச் சொன்னீங்க பாத்தீங்களா? பீரோல், கப்போர்ட்லாம் வந்து துணிகள் வந்து ரு வைக்கிற அந்த பீரோல்லாம் வந்து ஒரு சிலர் பாத்தீங்கன்னா, அது ஒரு அடுக்கியே வைக்க மாட்டாங்க. அ தொறந்தோம் <chuckles> அப்டின்னா வந்து எல்லாம் கீழே விழும். சேலைகள்லாம் வந்து கீழ விழும். துணிகள்லாம் வந்து கீழ விழும். அந்த மாதிரி இருக்கும். அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா? நான் வந்து குழந்தை பருவத்துல இத நான் அனுபவிச்சிருக்கேன். எங்க அம்மாவோட சேலைகள்லாம் தொறந்தோம்னா அது அவ்வளவும் பொத பொதன் கீழே விழும். இடம் இல்லாம, இடம் பத்தாம.
ம். ம். ஆமா. ம்ஹும். ஆமா, ஆ. <chuckles> ஆமாமா. ஆமாமா. கண்டிப்பாங்க. நானும் சின்ன வயதில் அப்படித்தான் இருந்தேன். அ ஒரு 5 6வது வகுப்பு வரைக்கும் அப்படித்தான் இருப்பேன். இருக்கிறதெல்லாம் எடுத்துக் கீழே போட்டுட்டு அப்புறம் எனக்கு வேண்டியதை எடுத்துட்டு திரும்ப அள்ளி கொண்டு போய் அப்படியே உள்ளே மூடி வைச்சிருவேன். கதவைத் திறந்தால் கீழே விழுகும் என்கிற மாதிரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்ததுக்கப்புறம் ஆ, அழ சீராக அமைக்கவேண்டும், அழகாக நீ வைச்சுக்கவேண்டும் என்றுட்டு கொஞ்சம் பழகிட்டேன்.
<laughs> நல்லது, நல்லதுங்க. இது போல வந்து அ இந்த அலமாரிகளைப் பரி பராமரிக்கிறது வந்து ஒரு சிலர் ரொம்பவே நேர்த்தியாக பண்ணுவாங்க. எப்பவுமே அதை மடிச்சு வைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது பார்க்கவே திறந்தோம் என்றால் வந்து பார்க்கவே அவ்வளவு அழகாக இருக்கும். என்னோட பாட்டி எல்லாம் என்ன பண்ணுவாங்க என்றால், இந்த பட்டு சேலைகள் எல்லாம் மடிச்சு வைக்கும்போது அடியில் ஒரு ஆ கேலண்டர் அட்டை மாதிரி வைச்சுக்கிடுவாங்க. அந்த கேலண்டர் அட்டையில் வைச்சு நாம் இந்த ஃபைல் எல்லாம் வைப்போம் பாருங்களேன். ஒரு ஃபைல் பண்ணினா ஒரு கட்டி ஒரு பவ் போடுவோம் இல்லை. அந்த மாதிரி அந்த அட்டைகளில் வந்து பாவாடை நாடா இருக்கு பாருங்க அந்தக் கயிறு. அந்தக் கயிறு வைச்சு கட்டி வைச்சிருப்பாங்க. அது அவங்க, அவங்களோட செல்ஃப் அ பார்க்கவே வந்து அவ்வளவு அழகாக இருக்கும்.
ம். ம். ஆமாமா. ம். ஓ! சரி, சரி. ஆம் மா. ஆமாமா. <laughs> ஆமா. அ. ஓ! <laughs> ஆ, புரியுதுங்க, புரியுதுங்க ஆமா
அ இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமாக யாராவது செஞ்சு பார்த்திருக்கீங்களா?
ஆ, கண்டிப்பாங்க. அதாவது நீங்கச் சொன்ன மாதிரி பட்டுப் புடவைகளில் எல்லாம் ஒரு அ ஒரு துணி வைச்சு கட்டுவாங்க. அதாவது ஒரு க் ப காட்டன் துணி என்று சொல்றாங்க அல்ல. அந்த மாதிரி வைச்சு கட்டு கட்டிப் பார்த்திருக்கேன். இல்லன்னா அந்த மஞ்சள் பை எல்லாம் இருக்கும் இல்லீங்களா, அதுக்குள்ளே வைச்சு கட்டி வைச்சிருப்பாங்க. அழகாக மடிச்சு அ இஸ்திரி எல்லாம் போட்டு மடிச்சு அந்த மாதிரி உள்ளே பாதுகாத்து வைச்சிருப்பாங்க. அப்படி பார்த்திருக்கேன். சில பேர் வந்து இப்போ எல்லாம் எப்படி பண்ண ஆரம்பித்திட்டாங்க என்றால், அ அதாவது, அ நீட்ட நீட்டமாக எல்லாத்தையும் அ கலர் வேறையாக வந்து அடுக்கி வைக்கிறது. அந்த மாதிரி எல்லாம் கூட இப்போ வந்துவிட்டுச்சு. இது என்றால் இங்கே இருக்கவேண்டும், இந்த கலர் எல்லாம் இப்படி இருக்கவேண்டும் அப்படின்கிற மாதிரி ஒவ்வொரு துணிக்கும் ஒவ்வொரு இது மாதிரி சில பேர் செஞ்சிருக்காங்க. அதையும் பார்த்திருக்கேன்.
ஆமா. நிச்சயமா, நிச்சயமா. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி அத வந்து அழகுப்படுத்துறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. அந்த மாதிரி இப்ப சுடிதார் இந்த குழந்தைகளோட கவுனயுமே ஆகட்டும், அந்த மாதிரி ஹேங்கர் போட்டு வைக்கிற நிறைய பேர் நான் பாத்திருக்கேன். அந்த ஹேங்கர்ல அழகா அந்த நி குழந்தைகளோட சின்ன சின்ன குழந்தைகளோட கவுன்லாம் வந்து அழகா அந்த ஹேங்கர்ல தொங்கும். அத ஈசியா நம்ம வந்து எடுத்துக்கலாம். அத த லைட்டா தள்ளி, தள்ளிட்டு எடுத்துக்கலாம்.
ஆ, கண்டிப்பாங்க. ம். ஆமாமா. ஆமா ஆமா, ஆமா. ஆமா, ஆமா. ஆமாங்க. கண்டிப்பா. அதுவும் வந்து இப்ப இருக்கிற அ க பீரோல் அதாவது கபோர்டு இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு ஒரு கம்பி மாதிரி கொடுத்துட்றாங்க. <tsk> அதுல வந்து நம்ம இந்தமாரி ஹேங்கர் எல்லாம் போட்டுத் தொங்க விட்டுக்கலாம். நல்லா நீளமான இடமா இருக்கும். பேண்ட்டுனாலும் வச்சுக்கலாம். எதுன்னாலும் வச்சுக்கலாம். அந்தமாரி இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் வசதியா இருக்கு.
நிச்சயமா, நிச்சயமா. நிச்சயமா. அதுமே வந்து அ அலமாரிகள் வந்து இப்போ நிறைய பெரிய ஜம்போ சைஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு 4 அடுக்கு அதாவது இந்த நம்ம, நம்ம எப்பயுமே பார்க்கும்போது ஒரு நீள வாக்குல ஒண்ணே 1 தான் இருக்கும். அதுலதான் வந்து ஒரு ஒரு அடுக்குகள் இருக்கும். இப்போ என்ன ஆகுது அப்பிடின்னா ஒரு 4 அடுக்கு இங்கிட்டு இங்கிட்டு 2, அங்கிட்டு 2 நடுவுல வந்து பெருசா நல் நீளமா இருக்கும். அதுல ஒரு 4 அடுக்கு இருக்கும். அப்பபிடி பார்க்கும்போது ஒரு குடும்பத்தோட எல்லா சாமான்களுமே அந்த ஒரு அலமாரியிலே அடங்கிர்றமாரி வந்துருச்சு.
ம். ஆமா, ஆமா. ம். ம். ஆமா, ஆமா. அடங்கிரும். ஆமாங்க. கண்டிப்பா. அதாவது அ ஆட்கள் பெருக பெருக நமக்குத் தேவையும் ஜாஸ்தியாவுது. நம்ம அதுக்குன்னு வீடும் இருக்கிற சைஸ்ல தான் <chuckles> இருக்கும். அந்த மாதிரி நம்ம கபோர்டு ஒரு நல்ல இந்தமாரி நீங்கச் சொன்னமாரி இத்தன அடுக்கு இருந்ததுன்னா, ஒரு 4 பேத்தோட துணி தாராளமா வச்சுக்கலாம். ஒரே ஒரு இடத்திலயே!
<chuckles> நிச்சயமா. ஆமா. அப்பபிடி இருக்கும்போது நம்ம இப்ப இடம் மாற்றம்லாம் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன்! ரொம்ப சிரம்மா இருக்கும். இல்லயா! இப்ப இந்த, அ இந்த அலமாரிய தூக்கிட்டு போறதுங்கிறது அப்பா போதும் போதுன்னு ஆயிரும். அதுக்கு வந்து சொந்த வீடா இருந்தா கண்டிப்பா இந்தமாதிரி அலமாரிகள் வந்து வாங்கி பயன்படுத்தலாம்.
ஆ, ஆமாங்க. ஆமா, ஆமா. கண்டிப்பா. ஆமா. ஆமாங்க. அதுவும் சரிதான். இப்போ வந்து செவத்துலயே ஒட்டுன மாதிரியான அலமாரிகள் தான் இப்ப எல்லா இடத்திலும் வர ஆரம்பிச்சுருச்சு. <lip trill> அதாவது வாடகை வீட்டிலேயும் சரி, இப்பல்லாம் அந்த மாதிரியும் குடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. செவத்துலயே அடிச்சாமாரி <chuckles> நம்ம அத எடுத்துட்டு போகவும் முடியாது. ஆனா அதுவும் வந்து இடம் பார்த்தீங்கன்னா நல்லா வசதியான இதுவாவும் இருக்கு.
நிச்சயமா. நிச்சயமா, நிச்சயமா. ரொம்ப அழகா சொன்னீங்க. இவ்வளவு நேரம் வந்து அ உங்களோட வீட்டு பராமரிப்பு அலமாரிகள்ல வந்து என்னென்ன பொருட்கள் எப்பிடி, எப்பிடிலாம் வச்சு பயன்படுத்துனீங்க. உங்களோட பாட்டி காலத்துல அவுங்க பயன்படுத்தின இரும்பு பீரோல் ஆகட்டும் அதப் பத்தின நீங்கச் சொன்ன விஷயங்கள் ஆகட்டும் ரொம்பவே அழகா என்னோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கட்ட பேசினதுல ரொம்பவே மகிழ்ச்சி. நன்றிங்க.
ம். ம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. மீண்டும் பேசலாம். நன்றி.